ஆ கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அ அது அ ஏன்னா அது கல்லூரி படிப்புன்றது நம்மளுக்கு 3 வருஷம் இல்லைங்களா, அவங்களுக்கும் அந்த தொழிலன்றது அங்க அந்த அந்த ஊர் வந்துதான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அ ஸோ அந்த 3 வருஷமும் நாங்க அந்த, அ பேருந்து பயணம், அ பயணத்துல அந்த த நட்பு எங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஓ, ம்ஹ்ம். அந்த இடத்துல ஓ! சரி, சரி. பேருந்து நண்பர்களா இருக்கீங்க. நீங்க உங்களோட விஷயத்தெல்லாம் பகிர்ந்துப்பீங்களா அவுங்ககிட்ட?
அ பகுந்துபேன். அ நம்ம வந்து அப்பதானே ஸ்டார்ட்டிங் இதுல இருக்கோம் ஸோ அ எ நம்ம சைடு வந்து அவ்ளோ ஒண்ணு பெருசா இருக்காது. என்னோட அ கவலை எல்லாம், அ, அ.
கண்டிப்பாங்க. ம். புரியுது, புரியுது. கிடையாது. இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. நான் இந்த மாரி நம்ம சும்மா சொல்லிப்போம்ல, "நான் இங்க படிச்சேன். எங்க குடும்பம் இங்க இருக்கு." அப்டின்ற மாரி நாம ஒரு சின்ன, சின்ன பகுதிகள்லாம் பகிர்ந்துப்போம்ல, அந்த மாரி பகிர்ந்துபீங்களானு கேட்டேன்.
ஆமாமா, ம். அ. ஆமா, ஆ எ என்னோடது நான் யாரு? என்னோட குடும்பம் எங்கே இருந்து வருது? அது எல்லாமே அவங்க கிட்ட பகிர்ந்துட்டேன். அ என்னோட நண்பர்களோட வர பிரச்சனையை தான் நான் அதிகமா அவங்ககிட்ட பகிர்ந்துப்பேன்.
ம். கண்டிப்பா. கண்டிப்பா அந்த நேரத்துல அதுதானே நெறையா இருக்கும் நம்மளுக்குள்ள!
<laughs> அதே தான், அதே தான்.
அந்த நட்பு உனக்கு இன்ன வரைக்கும் தொடருதா?
எ அ அவங்க, அந்த பூக்கார அக்கா சொல்றீங்களா? ஆ இல்லைங்க நான் ஊருக்கு எப்பயா போகும்போது, அவங்கள பாக்குறதோட சரி. அ அந்த அளவு முந்தி இருந்த அந்த தொடர்பு இல்ல. <exhales>
ஆமா, ஆமா, ஆமா. ஓ! சரி, சரி. அதாவது அந்த கல்லூரி டைம்ல் அந்த 3 3 நா, 3 வருஷமா அந்த சைட் தான் போனோம், அவங்க அந்த சைட் வருவாங்கன்றனால. அந்த நட்பு தொடர்ந்துட்டே இருக்கு.
அ. நா அதேதான் அதேதான். அடுத்து நம்ம வாழ்க்க அப்டின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த நட்பு வந்து தொடர முடியாம போயிடுச்சு. ம்.
ஆமா. கண்டிப்பா. இதேது க பள்ளி பருவம் இந்த கல்லூரி பழுவு ப கல்லூரி பருவம் தான் நீங்க அப்ப நினைச்சீங்களா? அப்ப அங்க இருந்த ஒரு ஃப்ரெண்ட்டா இருக்கட்டும் இல்ல, இவங்களா இருக்கட்டும், யார வந்து நீங்க ரொம்ப விரும்பினீங்க? யாரோட நட்ப வந்து நீங்க ரொம்ப விரும்பினீங்க. ஏன்னா இருக்கும்ல. இல்லன்னா இவங்க வந்து பஸ்ஸோட அவ்ளோ தான். இவங்க பஸ் ஃப்ரெண்ட்ல க்ளோஸ். காலேஜ்ன்னு பாத்தா, இவங்க க்ளோஸ் அப்டின்ற மாரி இருக்கும்ல. அந்த மாரி கேட்குறேன்.
ம். ஆ, ஆமாமா. அ, அ. ஆ இல்லைங்க. எனக்கு அப்டி கேட்டா, நான் இது இவங்கள தான் சொல்லுவேன். இந்த பூக்கார அக்கா சொல்லுவேன். அ என்னன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட எ என்ன எந்த ஒரு என் என்கிட்ட இருந்து எந்த ஒரு தேவையும் அவங்ககிட்ட இல்ல. ஆனாலும்
ஓ! சரி பார்த்தீங்களா, அ. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. அந்தப் கண்டிப்பா. அந்தப் பயணம் வந்து எவ்ளோ நேரம் இருக்கும்?

ஆ. அது 1 மண் நேரம் ம். ஆகும். ஆ. அப்படின்னும்போது நெறையா பேசிப்போம். அ 1 நாள் அவுங்கள பாக்கலன்னாளோ, இல்ல, என்ன அவுங்க பாக்கலன்னாளோ, அந்த அடுத்த நாள் போகும்போது, அந்த ஒரு பரித்தவிப்பு இருக்கும். ப்ச் "ஏன்? என்னாச்சு? ஏன் சொல்லாம வரல? நீ நேத்து வருவேன்னு நான் எதிர்பார்த்தேனே!" அப்படின்ட்டு ஒரு ஆர்வமா, அவுங்க என்ட்ட பேசும்போது ஓ! அப்ப நம்மள ரொம்ப தேடுறாங்க, மிஸ் பண்றாங்க, அப்டின்ற ஒரு ஃபீல் குடுக்கும் பாத்தீங்களா? ஆ. அந்த அந்த ஒரு உணர்வு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா, அப்ப இருக்காது. அ கல்லூரி தோழிலாம் பாத்தீங்கன்னா, அப்போ நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும். ஆ, சின்னதா ஒரு பொறாமையும் இருக்கத்தான் செய்யும்.
ஓ! சேரி சேரி. ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆஹா. புரியுது. கேட்டேன். ஆமா. இருக்காது. ம். கண்டிப்பா. ஏன்னா. அங்க வந்து நி இவ இல்லைனா இன்னொருத்தின்ற மாரி அவுங்க ஓடிருவாங்க அந்த மாரி ஆயிடும். ஆ. <chuckles> இன்னொன்னு, பேருந்து வந்து உங்களுக்கான பேருந்து, அந்த கொஞ்சம் கிராமம் அந்த பக்கம் பகுதியில அந்த நேரத்துக்கு தான் ஒரு பேருந்து வரும். அந்த மாரி இந்த பே இந்த இந்த பேருந்துல தான் நீங்க 2 பேரும் போனும்ன்னு நீங்க பேசி வச்சி வந்தீங்களா? இல்லன்னா அந்த பேருந்து தான் அந்த நேரத்துக்கு இருக்கு 2 பேத்துகும், அந்த மாரியா?
ஆ ஆ அதேதாங்க! <chuckles> ஏன்னா எனக்கு ஆ. ஆமா. ஆ! <chuckles> அதேதான்! அதேதான்! 6:30AMக்கு நான் அந்த பஸ் ஏறினா தான், என்னோட கல்லூரிய போய் நான் சென்றடைய முடியும். ப ஆஹா. வேற எந்த பஸ்ஸும் வராதுங்க. ஆ. அடுத்து வரணும்ன்னா 8:00AM போல தான் இன்னொரு பஸ்ஸு வரும். ஆ. அந்த டைம் அவுங்க போனாங்கன்னா அவுங்களுக்கு அவுங்களும் அந்த காலை நேரம் தொழிலெல்லாம் பாதிக்குன்றதுனால, அவுங்க அந்த மொதல் பஸ்ஸுக்கே வருவாங்க. ஸோ அந்த பஸ்ஸு தான், எங்கள எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அ ஒரு என்ன ஒரு ஆழமான நட்ப வந்து உருவாக்குச்சு. அப்டின்னு சொல்லலாம்.
ஓ. சரி அந்த நேரத்துக்கு வேற ப பேருந்து எதும் வராது. ஓ! சரி சரிங்க, சரி. ஓ! சரி சரி. அந்த ஓ. ஓ! சரி சரி இப்போ ஆ. இப்போ நான் சொல்லனும் பாத்தீங்கனனா, இப்போ அத கடந்து நீங்க நிறைய வாழ்க்கைக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து இருப்பீங்க. இருந்தாலும், இப்போ ஏதாச்சும் ஒரு நட்பும் கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த நட்பு பெருசா இருந்துச்சா? இல்ல இப்போ அவுங்க கூட இருந்தது தான் பெருசா இருக்கா?
ம். ம். ஆ. அது நான் இப்பவும் அத தான் சொல்லுவேன். ஆ. ஏன்னா அது ஒரு ஆ. அதுதாங்க. ஏன்னா நம்ம சேம் ஏஜில வர்றது, அது வேற மாரி இருக்கும். அ அவுங்களுக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி. ம் அய அப்போ நம்மள நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்மள மதிக்கிறாங்க, அப்டின்னும்போது, அதில இருக்க ஒரு தனி சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு மதிப்பு, அங்கீகாரமா இருக்கட்டும், இப்போ வரையும், எனக்கு அந்த வ கெடைக்கிற நட்புகள இருக்கிறதில்லை. அதனால நான் அந்த நட்ப ரொம்பவே, அ தே தேடுறேன். ஆ.
அதுதான். அப்போ அந்த நட்பு வந்து எவ்வளவு ஆழமானது நல்லாப் கண்டிப்பா கண்டிப்பா. புரிது புரியுதுங்க. சந்தோஷம். ம்ஹ்ம். கண்டிப்பா கண்டிப்பா உண் அதாவது, எதுவுமே எ எதிர்பாக்காம வர்ற நட்பு தான் உண்மையா இருக்கும். இப்போ நம்ம படிக்கும் போது கூட, சரி ஏதோ ஒரு காரியம், நம்ப இவ நல்ல படிப்பா. இல்லன்னா இவ ஒண்ணா போறோம். அதனால அவள்ட்ட பேசிக்கலாம். அந்த மாரி எதிர்பார்ப்பு ஏதாச்சும் ஒண்ணு சின்னது இருக்கும். அதிலருந்து ஒரு போட்டி பொறாமை கூட இருக்கும். இது வந்து எந்துமே ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு நல்ல ஒரு நட்புன்னு தான் சொல்லலாம். இப்போ ஏதாவது சமீபத்தில நீங்க அவுங்கள பாத்தது உண்டா? இல்லன்னா எதுவும் பண்ணது உண்டா?
ஆமா. ம், ம். ம் ம். ஆமா.